கண்டிப்பா, கண்டிப்பா. ஆனா இப்போ வந்து இது வந்து, நீங்க இப்ப சொல்றதல்லாம் வச்சு பாக்கும்போது வந்து, குழந்தைகளையும் கூட்டு போணும். ஆ இப்ப பெரியவங்க நீங்களும் வந்து சந்தோஷமா இருக்கணும். ஆனா, வந்து இப்ப மாமனார், மாமியார், அவுங்க கணவர் இவுங்களல்லாம் கருத்தில கொண்டு, அதுக்கு ஏத்த மாரி ஒரு எடத்தை முடிவு பண்றீங்க. அதுக்கு அப்புறம் வந்து, இப்ப நீங்க சொல்ற விதத்தில பாத்தா வந்து, எனக்கு வந்து கேளிக்கைக்கான விடை வந்து, எடம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற மாதி எனக்கு தோணுது. <tsk> உதாரணத்துக்கு சொல்றேன். ஏன்னா இப்போ ஒரு ஆண் நண்பர்கள் வந்து அதிகமா கூடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. <clicks tongue> அவுங்க வந்து எத பத்தியும் கவலப்பட மாட்டாங்க. ஒரு எடத்தில கூடுறோம். நல்லா சந்தோஷமா இருக்கணும். ஒரு சாப்பாடு நல்ல ஒரு உ உணவகத்துக்கோ, இல்லன்னா ஒரு பாருக்கோ போய்ட்டு சந்தோஷமா இருக்கணும். எதை பத்தி கவலப்படக்கூடாது. நல்லா சிரிச்சு பேசி இது பண்ணணும். ஆனா வந்து பெண்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள வந்து நீங்க சொன்னீங்க. <tsk> இது வந்து, இவுங்கள பத்தி நம்ம மாமியார், மாமியார கருத்தில கொள்ளணும். நல்ல எடமா இருக்கணும் அப்டின்னு. ஆனா, பெண்களா மட்டும், உங்க நண்பர்கள் மட்டும், சேந்து இது பண்ண மாதிரி, எதனா ஒரு சின்ன அனுபவம் இருக்குங்களா உங்களுக்கு?
ஆ கண்டிப்பா, கண்டிப்பா. நண்பர்கள் மட்டும் சேந்து போனதா வந்து, பொழுதுபோக்குன்னு அத சொல்ல முடியாது, ட்ரிப் மாரி போனோம் நாங்க. ட்ரிப் மாரி எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேந்து ட்ரிப் போனோம். அந்த ட்ரிப் வந்து மறக்க முடியாத ஒரு இது. அ அது வந்து காலேஜ் டேய்ஸ்ல தான் அந்த மாதிரி சுற்றுலா போயிருக்கோம். மித்த படி தனியா போனதுனா வந்து <chuckles> இது ஏதோ சொல்வாங்க பாருங்க! நாங்கலாம் வந்துட்டு வீட்லயே வந்து, ஒவ்வொரு பெர்மிஷன் லெட்டர் வாங்கணும். இங்கே போறோம்ன்னா கூட <chuckles> கேர்ல்ஸ் கேங்கா வந்து எங்கேயுமே சேரவே முடியாது. அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஆமா பாய்ஸ்லாம் வந்துட்டு <chuckles> ஈசியா சொல்லிருவாங்க. நான் இங்க இங்க இருக்கேன்டா அங்க வந்துருடா மச்சான் அங்க வந்துருடாண்ட்டு அந்த மாதிரி போய்ருவீங்க. நாங்க வந்து அப்டி கெடையாது. எ நான் எல்லாம் வந்துட்டு கூட்டுக்குடும்பம் வேற. நா அப்பா அம்மாட்ட பெர்மிஷன் வாங்கணும், தாத்தா பாட்டிட்ட பெர்மிஷன் வாங்கணும். <chuckles> இதில அண்ணலாம் இருந்தாங்கன்னா, வெளியே எங்கேயாவது பாத்துட்டாங்கன்னா, ஏன் நீ அங்க வரைக்கும் போன? அங்க இவ்வளோ தூரம் ஏன் போன? அந்த மாரி கேள்விகள் எல்லாம் வரும். யாராவது பாத்து நம்மள சொன்னா கூட, "உன் புள்ளைய அங்க பாத்தேன்! இந்த மாதிரி பாத்தேன்!" அப்டிங்கிறது நெறைய இருக்குல்ல! அதனாலவே நாங்க வந்து ரொம்ப ம் சொல்லுங்க!
<laughs> புரியுது புரியுது. <chuckles> ஆமா. ஓ! அ. அப்பா! ஆ. ஆமாமா, கட்டுப்பாடுகள் நீங்க சொன்ன மாரி வந்து கட்டுப்பாடுகள் வந்து, நீங்க சொல்லும் போதே தெரியிது, எவ்வளோ கட்டுப்பாடுகள தாண்டி, நீங்க ஒரு பொழுதுபோக்கோ சரி, ஒரு <tsk> அ மீட்டிங்யே வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். அப்படின்றது எனக்கு புரியுது. ஆனா வந்து, நீங்க ஒரே 1 சுற்றுலா போயிருக்கேன்னு சொன்னீங்கள்ல. அந்த சுற்றுலா வந்து உங்களுக்கு அப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் இல்லையா, ஏன்னா வந்து இவ்வளோ கட்டுப்பாடுகள ஒடச்சு, நம்ம ஒரு எடத்துக்கு வந்திருக்கோம் அப்டினம்போது போது வந்து, உங்களுக்கு அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கணுமே!
ம். ஆமா. <chuckles>